அதாவது நாங்க என்ன பண்ணுவோம்ன்னா, ஒரு ஒருத்தவங்க ஒரு, ஒரு விதத்த வந்து பார்ப்பாங்க இல்லையா? உறவினர்லாம் தெரியும். இவங்க எப்படி பார்பப்பாங்க அப்டின்ட்டு. நாங்க என்ன பண்ணுவேன்னா, எங்க பெரியப்பா வராருன்னா என்ன பண்ணுவேன்னா, அந்த பூஜை ரூம சரி பண்ணிடுவோம். ஏற்கனவே பண்ணி வச்சிருப்போம். இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு நல்லாவே இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு தான் சொல்லிட்டு போவாரு. அது அடுத்தபட்சம். இருந்தாலும் நம்ம அந்த நேரத்துக்கு. இது பண்ணணுமே அங்க ஒரு ரெடி பண்ணிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா
ஏன்னா, பெரியவுங்க வாராங்கள. ஆமா. ஆஹ. அது என்னமோ உண்மதான். நீங்க என்னதான் செஞ்சாலுமே அவங்க ஏதாவது சொல்லிட்டு தான் போவாங்க.
ஆமா கடைசியில நம்ம போய் வீட் அவங்க வீட்ல பார்த்தா அத விட மோசமா இருக்கும். <chuckles> அப்ப தான் நினைப்போம்.
ஆஹா. இன்னொன்னு பார்த்தருக்கீங்களா? இப்ப அ இன்னொன்னு பார்த்தருக்கீங்களா? யாராவது உறவினர்கள்லாம் வந்தாங்கன்னா, அ ஏதாவது இப்ப என் கணவரோட யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா பிரச்சனை இல்ல. நம்ம ஆர்டர் பண்ணி குடுத்தா கூட சாப்ட்டுப்பாங்க. அ ஏன்னா எளிதா இருக்கும். எத இடையில இடையில ஏதாவது ஸ்நாக்ஸ நம்மளால முடிஞ்சத ஏதோ ஒண்ணு பண்ணி வைக்கலாம். இல்லன்னா ஆர்டர பண்ணிக்கலாம்? ஆனா, அந்த உறவினர்கள்லாம் வந்தாங்கன்னா, சாப்பாடு செய்றதே ஒரு பெரிய விஷயங்க. ஆ. அத முன்னாடி சொல்லிட்டாங்கனாலும் பெரிய விஷயம் தான். உடனே இந்தா வறேன். பத்திரிக்க குடுத்துட்டு உடனே போக போறேன்னு சொன்னாலும் டீயாவது, காஃபியாவது குடுக்கணும். ஒரே அட்லீஸ்ட் ஒரே ஒரு ஸ்நாக்ஸாவது குடுக்கணும். எப்படி வந்தவங்கள போக சொல்றது அப்டின்னு நம்ம மனசுக்குள்ள இருக்கும் பாருங்க தலைவலி. பெரும் தலைவலி. நீங்க சொல்லுங்க. அத எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க? உடனேனா என்ன ரெசிபி செய்வீங்க? அ என்ன சாப்பாடு செய்வீங்க? அத பத்தி சொ
ஆமா. அதோ அத விட ஆமாமா. ஆமா. அத விட எங்க வீட்ல அது அந்த நேரத்துக்கு ஓ. ஆமா. அது நிச்சயமா. அதாவது எங்க அம்மா நல்ல வேல ஏதாவது ஒண்ணு அன்னைக்குன்னு பார்த்து, இன்னும் அ தோசை அந்த மாதிரி தோசை சாப்பிட மாட்டாங்க முக்கியமா, இட்லி போதும். இட்லி அதுதான் ஒரு பழக்கமா வச்சுக்கிறது. அப்புறம் வந்து அந்த நேரம் பார்த்து சட்னி, சில நேரம் வந்து நம்ம நல்ல நேரமா வந்து இன்னைக்கு சட்னி அரைச்சிருப்போம் அந்த நேரம் தான். அப்பதான். பரவால்ல. நம்மளுக்கு க எல்லாம் சரியா போச்சு அப்படிங்கிற மாரி இருக்கும். இல்லன்னா அந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி சாம்பாரோ, கொஸ்தோ ரெடி பண்ணிடுவோம். நான எங்க அம்மா என்னென்னமோ போட்டு பரபரப்பா, எந்த நாளும் அந்த மாரி இருக்க மாட்டோம். அ 1 மணி நேரத்தல ஒரு ரெடி ஆகும் இல்லையா, என்னமோ பெரிய சாதிப் வீட்டயே தலைகீழ மாத்துன மாதிரி இருக்கும் அன்னைக்கு தான்.
ஆ. ஆமா. ஆமாமா. அதான் சாதனையே வந்து வ அது எங்க அம்மாலாம் இருக்காங்க பார்த்தீங்களா? யாராவது வந்தாங்கன்னா? "இந்தா எடுத்துட்டு வாரேன். நீங்க கைய எடுத்து கைய கழுவிட்டு வாங்கன்னுவாங்க." ஆனா தண்ணியா தான் இருக்கும். எப்படி இப்படி? சொல்றாங்க அம்மா? அப்டின்னு எனக்கு ரொம்ப யோசனையாவே இருக்கும். ஆனா, அவுங்க எப்பனாலும் எழுந்து அத கையில கழுவியோ கொண்டு வந்து வைக்கத்துக்குள்ள அது ரெடி ஆயிரும்.
<chuckles> ஆமா.